நம்ம ஊர்ல பாத்தீங்க அப்படின்னு சொல்லிப் பாத்தீங்கன்னா, இப்பத்திக்கு பாத்தீங்கன்னா இளைய தலைமுறை அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க? இந்த சினிமா அந்த இதுன்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களை வந்து நம்மளோட சமுதாயத்துல ஈடுபடுத்தி ஒரு நற்செயலை செய்யறதுக்கு என்னன்னல்லா செய்யலாம்?
நிச்சயமாங்க. அது கண்டிப்பா கொஸ்டியன் ஆஃப் த ஃஹவர் இது வந்து தேவையான தலைப்பு கூட இது. என்னன்னா இளைஞர்கள் அப்படிங்கிறவங்க தான் வந்து அந்த அடுத்த தலைமுறை. அடுத்த இந்தியாவை உருவாக்கும் மக்கள் தூண்கள் அப்படிங்கிற மாரி. அப்படி இருக்கும் பட்சத்துல அவங்களோட நேரமும் சரி, அவங்களோட அறிவும் சரி வீணாப் போகுது. அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இல்ல ரொம்பவே வருத்தமா இருக்கும். இதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மதான் சமூகம் தான் அவங்களுக்கு
ம். ஆமாங்க. என்ன சொல் என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க. என்ன செய்யணும்?
நிச்சயமா. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம தெருக்கள்ல போறோம். அ போஸ்ட் அடிச்சிருப்பாங்க. சரிங்களா? திருமண அழைப்பிதழ். அப்புறம் இந்த மாரி கால் அ மரணமடைந்தார். அப்புறம் வந்து அரசியல்வாதிகள் வருகை. நெறைய போஸ்ட் அடிச்சிருப்பாங்க. ஆனா எது நம்ம கண்ணுக்குத் தெரியும் சொல்லுங்க.
சொல்லுங்க. ம். ஆமா. ஆமா. இந்தத் திருமணம் இதான் எனக்குக் கண்ணுக்குத் தெரியும்.
இல்ல இல்ல. நான் ஓகே. நான் மாத்தி சொல்றேன். திருமண அழைப்பிதழ் போஸ்டர் போட்டுருக்காங்க. அதுக்கு மேல அகால மரணமடைந்தார் ன்னு போட்டுருக்காங்க. இல்லாட்டி அதுக்கப்புறம் அரசியல் தலைவர்கள் வருகைன்னு போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு இடத்துல அப்படி போட்டுருக்காங்க. இன்னொரு இடத்துல திருமண அழைப்பிதழ் சின்னதா போட்டுருக்காங்க. அந்த அகால மரணமடைந்தார் கொஞ்சம் பெருசா போட்டுருக்காங்க. ஆனா அரசியல்வாதிகள் வர்றது பெருசு, பெருசா கட்அவுட் போட்டுருக்காங்க. இப்போ சொல்லுங்க எது உங்க கண்ணு தெரியும்?
ம். ம். ம். அரசியல்வாதி தான் கண்ணுக்குத் தெரியும்.
சரிங்களா? இப்போ நான் சொன்ன போஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா சமுதாயத்தில் இருக்கும் கிருமிகள். இந்தக் கிருமிகள்லயே நல்லது செய்யும் கிருமிகள். கெட்டதை செய்யும் கிருமிகள். 2 விஷயம் இருக்கு.
ஆமா. அதாச்சு நன்மை செய்யும் பேட்டரியா? தீமை செய்யும் பேட்டரியா?
கரெக்ட். சரியா சொன்னீங்க. சரிங்களா. நமக்கு என்ன நமக்கு என்னன்னா.
ம் சரிங்க. நீங்க ரொம்ப அழகா சொல்லி என்னையப் புரிய வச்சிருக்கீங்க.
கண்டிப்பா. இப்போ நமக்கு என்ன கண்ணுக்குத் தெரியும்னா, பளிச்சுன்னு எது நம்ம கண்ணுக்குத் தெரியுதோ அது தான் நம்மளோட ஆர்வம் தூண்டும். அந்த இடத்துக்கு.
கண்டிப்பாங்க.
அன். நம்ம கண்ணுக்கு அது ஆர்வம் தூண்டும் கோல். அப்படி போய்ப் பாக்க ஆரம்பிக்கிறோம். ஆனா அது நன்மையை கொடுக்கும் பேட்டரியா? இல்ல தீமையை கொடுக்கும் பேட்டரியா? அப்படிங்கிறது நமக்கு அதெல்லாம் தோணாது. நாம அத பாக்க ஆரம்பிச்சுருவோம். சரிங்களா? அப்போ நமக்கு என்ன தெரியுது? சுத்தி இருக்கும் சில விஷயங்கள் மட்டுமே நம் இளைஞர் சமுதாயத்தை திசை திருப்பி எங்குப் போகக்கூடாதோ அங்க கட கடத்திக் கொண்டு போகிறது அப்படிங்கறத நாம உணர்றோம்.
ம். ஆமா. ஆமாங்க. இப்ப நீங்க சொல்லும்போது நல்லாவே எனக்குப் புரிய வருதுங்க.
சரிங்களா? நிச்சயமா. இன்னொரு எடுத்துக்காட்டு கூடச் சொல்றேன் நானு. இப்போ போஸ்டர் கட் அவுட்லாம் இருக்கட்டும். ஓரமா இருக்கட்டும். இப்ப நம்ம சமுதாயம் நம்மளோட சமுதாயத்துல வந்து ஒரு இப்போ ஒரு இ 25 வயசு பசங்க இருக்காங்க. இளைஞர்கள் ஒரு கரெக்டான இளைஞர்கள். அவங்களுக்கு வந்து ஒரு அவங்க ஏரியால இருக்குற ஒரு 35, 40 வயசு மதிப்புமிக்க ஒரு சில, அ முதியவர்கள்ன்னு சொல்ல மாட்டேன். ஒரு மாதிரி பக்குவப்பட்ட இளைஞர்கள் அப்படி சொல்லுவேன் நானு. சரிங்களா. அவங்க வந்து நல்ல விஷயத்த பகிர்ந்து சொல்லணும்.
சொல்லுங்க. ம். ம். ஆ, சரிங்க, ம்.
என்னோட அனுபவத்துல சொல்றேன்ப்பா. கொஞ்சம் கஷ்டப்படுப்பா இந்த காலத்துல, இல்ல என்னோட நேரத்துல நீ ரொம்ப கஷ்டப்படுவ. இப்ப கஷ்டப்பட்டு வேலை பாருப்பா. படிப்பா அறிவு நல்லா வளர்த்துக்கோ. இந்த மாரி ஒரு சில விஷயங்கள்.
இப்படி சொன்னா கேட்கவே மாட்டாங்களேங்க. நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கிறது அப்படிங்கிற மாரி போயிருவாங்களே!
அதுக்கு நான் இன்னொரு காரணமும் சொல்றேன். என்னன்னா தனி ஒருவன் இருப்பானே ஆனாலும், அவனுக்கு அறிவு வந்து பயாஸ்ட்டா இருக்கும். இந்தப் பக்கம் கால் வெக்கலாமா? அந்தப் பக்கம் கால் வெக்கலாமா? தே கேட் ஆன் தே வால்ன்னு சொல்லுவானுங்க. ஓ! அந்தப் பூனை என்ன பண்ணும்னா? இந்தப் பக்கம் குதிக்கலாமா? அந்தப் பக்கம் குதிக்கலாமா அப்படின்னு யோசிக்கும். சரிங்களா? தனியா இருக்கும்போது அதுவே கூட்டமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. கூட்டமா அதெல்லாம் எங்க குதிக்குதோ அங்க தான் குதிக்கும்.
ம். ஆமா. ம். கண்டிப்பா. ஆமா. ஆமாங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க. ஆமா, புரியுது புரியுது. இது பாத்திருக்கோம் நம்ம. அதாச்சு ஒரு பூனை செவுத்துல ஒரே ஒரு செவுத்துல ஏறி நடந்து போகும். அது தலைய திருப்பி இப்படி பார்க்கும் அப்படி பார்க்கும். அது ஒரு ஒரு நிமிஷமாச்சும் இப்படி பார்க்கும், அப்படி பார்க்கும். அத நானே பாத்திருக்கேன். இங்க காம்பவுண்ட் வால்லயே அப்படியே நடந்து போகிறம்போது நான் பாத்திருக்கங்க.
புரியுதுங்களா? கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா இப்போ இந்த இடத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இந்த க்ரூப் ஆஃப் பூனை. இந்த பூனை கூட்டம் அப்படின்னு சொன்னேன் பாத்தீங்களா. ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா, அந்தப் பூனை கூட்டம் வேற யாரும் இல்ல. நம்ம இந்த இளைஞர்களோட நண்பர்கள் தான். வேற ஒண்ணும் கெடையாது. சரிங்களா? அந்த நண்பர் கூட்டம். அவங்க எங்க போகணும்னு நெனைக்கிறாங்களோ அதுல ஒரே ஒரு பூனை இருக்கும். எங்க நண்பன் எங்க போறான்னு. நான் அங்க தான் போவேன். அதே மாரி அதுல ஒரு பூனை இருக்கும். நான் வந்து எனக்குத் தேவையான இடத்துக்குத் தான் நான் போவேன். அப்படிங்கற மாரி இருக்கும். பாத்துருக்கீங்களா நீங்க? அது ஒண்ணு.
ஆமா. ஓ. ம். ம். பாத்திருக்கேன் பாத்திருக்கேன். பாத்திருக்கேங்க. அனுபவம் இருக்குங்க.
ஒரு சில காலகட்டத்துல, நேரா பாத்தீங்கன்னா இந்த மழை பெய்யற காலத்துலயோ இல்ல வேறதோ ஒரு பருவ காலத்துல அது பறவைகளுக்கு தான் தெரியும். அது சி சில மக்கள் சொல்லுவாங்க. இந்தப் பறவை இப்படி வந்துச்சுன்னா நிச்சயமா மழை பெய்யும். நிச்சயமா பருவ காலத்த அடைஞ்சுட்டோம்னு அர்த்தம். அப்படிங்கற மாரி சொல்லுவாங்க. பறவ சும்மா வராது. ஒரு 30, 40 பறவைய அழச்சிட்டு வரும். பாத்துருக்கீங்களா? அது அவங்க ஒரு ஸ்ட்ரேடஜி வருவாங்க. நடுவுல இருக்குற பறவை ஒரு லீடர் மாரியும். அப்படியே வடக்கப்புறம் அப்படியே போகப்போக இருக்குற பறவைகள்லாம் துணை பறவைகள் மாரியும் இடதுபுறம் போகப்போக இருக்கறது எல்லாம் துணை பறவைகள் மாரியும் கொஞ்ச நேரம் போச்சுட்டு என்ன பண்ணிப்பாங்கன்னா அவங்களோட இடத்தை மாத்திப்பாங்க. ஏன்னா நிறைய நடுவுல இருக்குற பறவை ரொம்ப கஷ்டப்படும். அவங்கள வழிநடத்துறதுக்கு. அதனால கொஞ்சம் அப்படியே இடத்த மாத்திப்பாங்க. சரிங்களா? இது வந்து பறவைட்ட நாம கத்துக்க வேண்டிய பாடம். என்னதான் போனாலும் நம்ம வந்து இலக்கை அடையணும் அப்படிங்கறது நோக்கமா வச்சு அவங்களோட உழைப்பையும், அவங்களோட அ உடல் ரீதியா என்னென்ன டயர்டு வருதோ, அவங்க எப்போ சரிவு சந்திக்கிறங்களோ அப்ப வந்து தன்ன தானே வந்து இடம் இடம் மாத்தி கொள்வார்கள். ஓகே. "உனக்கு டயர்டா இருக்கு. நான் வர்றேன். நீ வா அந்தப் பக்கம்." அப்படின்னு மாத்தி வெச்சுருப்பாங்க. அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு புரிதல். இப்போ நம்ம இளைஞர் சமுதாயத்துக்கு வரலாம். சரி 10 பேர் இருக்கானுங்க. பத்து பேரும் நாசமா போற வேலையை செய்றாங்க. ஆனா அதுல ஒருத்தன் எனக்கு இந்த நாசமா போற வேலை எனக்குப் புடிக்கறது நான் செய்றேன். மிச்சம் இருக்கிற ஒரு 4, 5 பசங்க அ எனக்கு எனக்கு நாசமா போற வேலைய நானே தேர்ந்தெடுத்துக்குவேன். ஆனா என் ஃப்ரெண்ட் பண்ணனும்னா நான் அவங்க கூடப் போவேன். அது 1. இன்னொரு கேட்டகிரி. என் ஃப்ரெண்ட் என்ன செய்றேன்னா அதான் நான் செய்வேன். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்குப் புரியுதுங்களா? என்னோட கூடமிருக்கும் நட்பு வட்டாரம் என்ன செய்றாங்களோ? அதான் நான் செய்வேன். புரியுதுங்களா?
ம். ஆமா, ஆமா, ஆமா. ம். ஆமா. ஆ. பரவாயில்லைங்களே. ம். ஆமாங்க. ஆமா, ஆமா. அதுக்கு தான் நம்ம ளோட பெரியவர்கள் கூடச் சொல்லுவாங்க. அ "உன்னுடைய நண்பன் யார் என்று சொல்லு. நீ யார் என்பதை நான் சொல்லுகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள பாத்துதான் வந்து நாம இருப்போம் அப்படின்னு அவங்க கணிச்சு சொல்லுவாங்க.
இந்த சொல்லுங்க. நிச்சயமாங்க. கண்டிப்பாங்க. அது
அதே மாதிரிதான், உங்களோட உதாரணம் வந்து, அதிக் பொருத்தமாக இருக்குங்க, அந்த இதுக்கு வாக்கியத்துக்கு!
நிச்சயமாங்க. அந்த நட்புங்குறதே டபுள் சைடெட் நைஃப் மாரி. நம்ம சர்க்கஸ் துப்பாக்கி. நான் அடிக்கடி வந்து என்னோட நண்பர்கள்ட்ட பேசுறப்போ சொல்லுவன். சர்க்கஸ் <exhales> துப்பாக்கிடா! அந்த பக்கமும் சுடும். இந்த பக்கமும் சுடும். நன்மையாவும் நீங்க உபயோகப்படுத்திக்கலாம்! தீமையாவும் உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு.
<laughs> அற்புத ச அ, அற்புத சகோதரர்கள் வர்ற துப்பாக்கி மாதிரி! எந்தப் பக்கம் வேணாலும் சுடும், அப்படிங்கற மாதிரி செஞ்சியிருக்கீங்க!
கண்டிப்பா, ஆமா! எப்படி? ஏன்னா, நண் நீங்க நண்பன நம்பலாம். ஆனா, அவன் மேல ஃப்- முழுசா நம்பிக்கை போட்டுறாதீங்க. உங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை வைங்க. யோசிங்க. உங்களோட அறிவையும் கொஞ்சம் உபயோகப்படுத்துங்க அப்படிங்கறது தான். இப்போ திருப்பியும் நம்ம தலைப்புக்குள்ள வர்றோம். இளைஞர் சமுதாயத்தில எப்படி ஈடுபடுத்தலாம்? சேரி, ஓகே! உங்கள சுத்தி இருக்கிறதான் பிம்பம் வச் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி இத செஞ்சா தான் நல்லது, இத செஞ்சா தான் ஜாலியா இருக்கலாம். ஜாலியா இருந்து, என்னப்பா பண்ண போற? அதாவது இளைஞர்களை அடுத்தடுத்துச் சிந்திக்க வெக்கணும். சரிப்பா. 20 வயசுல நீ ஜாலியா இருக்க. என்ன பண்ணுவ, அடுத்து? 22 வயசுல என்ன பண்ணுவ? 25 வயசுல என்ன பண்ணுவ? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? குழந்தை குட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? உனக்குச் சம்பாதிக்கணும் இல்லையா? சம்பாரிச்சு பசங்கள வந்து கரை சேக்கணும். அம்மா அப்பாவ பாத்துக்கணும். நல்லா ஒரு பெரிய எடத்துக்குப் போணும் இல்லயா? இப்படியே ஜாலியா இருந்தனா வந்து எப்படி எப்படிப்பா? அப்படின்னு ஒருத்தர், ஒரு ஆர்வலர் சொல்றாரு. அவர ஒரு முறை வந்து, அவங்க யோவ்! உனக்கு எல்லாம் வேற வேலை இல்ல போயா! அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கு? அத நாம பாத்துகிட்டு அவங்களோட கனெக்ட் பண்ணனும். சும்மா, நம்ம நீங்க சொன்ன மாரி இவங்களுக்கு வேற வேலை இல்ல! பெருசுங்க இதான் பேசுவோம்! அப்படின்னு சொல்லிட்டு போறவங்க இருக்கும் எடத்துல பெருசுங்க மாரி பேசாம அவங்களோட அவங்களா மிங்கில் ஆயிரனும். எப்படின்னா, அவங்களோட டீக்குடிக்க போறது. கரெக்ட்! ஏன்ப்பா? அண்ணா கிண்ணாலாம் பேசுற? பேரு வச்சு கூப்பிடுப்பா. உன்னை விட நான் 5 வயசு தான் மூத்தவன், அவ்ளோதான். என்ன பண்றதுப்பா? உங்க வயசுல பொறக்கலைன்னு சொல்ற எனக்குக் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா, உங்களோட விளையாட்டுல சேர்த்துக்கோங்க அப்படிங்கற மாரி இது பண்ணி, கொஞ்சம் அவங்களோட அவங்களோட புரிதலையும், அவங்களோட நம்பிக்கையை நம்ம வந்து, அ, சம்பாதிக்கணும், மொதல்ல.
ம். ம். ஆமா. ஓ! அவங்க வயதுக்கே நாம போயிணும். ஆ. ரொம்ப அழகா சொன்னீங்க. ம்.
<shushes> சம்பாதிச்சதுக்கு அப்புறம், பொறுமையா, அதாவது ஒரு கருத்த வேகமா சொல்லியிருக்க கூடாது. <tsk> இந்த மாரி எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க சில ஊர்ல எல்லாம் வந்து சாப்பாட்டுக்கு வழியில்லாம இருக்காங்க. சில ஊர்ல தண்ணி இல்லாம இருக்கு அப்ப அவங்க சாப்பாடு இல்லாம இருக்காங்க. நம்ம எவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் பண்றோமே. அந்த மாரி யோசிச்சு, ஆமால்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரக்கம், பரிதாபம் எல்லாம் இருக்கு. ஆனா நாம் மனதில் தூண்டில் போட்டு எடுக்க வேண்டியது இருக்குது. இந்தச் சமுதாய மக்கள்
ஆ. ரொம்ப, ரொம்ப கரெக்டா அழகா சொன்னீங்க. எப்படி? அவங்கட்ட எல்லாமே இருக்கு. அவங்களோ நட்ப் அதாச்சும் எல்லா ஒரு நல்ல பழக்கமும் இருக்கு. அத வெளியில கொண்டு வர்றதுக்கான முயற்சி தான் நாம செய்யணும் அப்படிங்கற மாரி சொல்றீங்க. <smacks lips> அ.
<smacks lips> கண்டிப்பா. நிச்சயமா நான் முதன்முதலா ஒண்ணு சொன்னேன் பாத்தீங்களா? போஸ்டர் அத கூட உங்களுக்குத் தேவையான போஸ்டர நீங்கத் தேர்ந்தெடுத்துக்கலாம், இந்த புரிதல் இருந்துச்சுன்னா. எனக்கு இது மட்டும் போதும் தலைவருக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அங்க போய் நான் என்ன பண்ண போறேன்? ஏ ஒரு சமீப காலத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. ஒரு பெரிய மாநாடு நடந்துச்சு. நறைய பேர் போனாங்க. மிதிபட்ட எல்லாம் சில பேர் இறந்து போனாங்க. இது என்ன கேட்டா, என்னோட சொந்த கருத்து என்னன்னா
ஆமாங்க. ம். <swallows> ம். ஆமா. ஆமாங்க. அது அந்தச் சம்பவத்தை கேட்டா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சுங்க. மிக மிக ரொம்பவே வருத்தப்பட்டேன் நானு.
ஆமா. இல அங்க போய் நம்ம என்ன பண்ண போறோம்? அப்படிங்கறத நான் நான் யோசிப்பேன் நானு. அந்த ஊர்லயே இருந்தாலும்.
ம். என்னுடைய கேள்வியே அதையே தான் இருந்துச்சு.
நிச்சயமா. இப்போ நம்ம எல்லாம் வருங்கால சந்ததியினர். இவங்க எல்லாம் வந்து நான் எதுவும் சொல்லமாட்டேன். 50 வயத கடந்தவங்க தலைவர்கள். நான் கண்டிப்பா மதிப்பு வச்சிருக்கேன். ஆனா நாமெல்லாம் அ வருங்கால சந்ததியினர். வருங்கால இந்தியாவை உருவாக்குபவர்கள். இக்கால இந்தியாக்களை உருவாக்கி கொண்டிருப்பவர்கள். நாம் உயிரும் நம் அறிவும் மிகவும் முக்கியம். இல்லைங்களா? கல்வி நம்ம எவ்வளவு கத்துருக்குறோம்? அது ரொம்ப முக்கியமானது. அதனால.
அந்த இடத்துல பயன்பட்டு இருந்துச்சு. எனக்குக் கல்வி அவ கண்டிப்பா வந்து. அவங்க எல்லாம் படிக்காதவங்களா? கிடையாது. படிச்சவங்க தான். அந்த இடத்துல அவங்க வந்து யோசிச்சு இருந்தாங்க. அப்படின்னா இவ்ளோ பெரிய உயிரிழப்பு ஏற்ப்படாம தன்னத்தானே காப்பாத்திட்டு வெளியில வந்து இருக்கலாம். அதைக் கூட அவங்க செய்யலியே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வந்து. இளைஞர்கள் ஏன் இப்படி இருக்காங்க? அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கேள்வியே வந்து எழுந்துச்சுங்க.
நிச்சயமா. நிச்சயமா. கண்டிப்பா. ஒரு இன்னொரு சின்ன உதாரணம் சொல்றேன் நானு. வீட்டுல வந்து அ 2 அண்ணனுங்க இருக்காங்க. ஒரு 2 அக்காங்க இருக்காங்க. அ கடைசியா இருக்குற தம்பி. தம்பி கொஞ்சம் சுட்டி. அந்த மாரி இருக்கு. கொஞ்சம் பெரிய குடும்பம். அ தந்தை வந்து ஒரு அலுவலக வேலைக்குப் போறவரு. காலைல 9:00 மணிக்குப் போனா நான் இரவு 7:00 ஆயிடும் வர்றதுக்கு. அம்மா வீட்டு வேலை பார்த்துக் கொண்டு பிள்ளைகளைப் பார்த்துக் கொண்டிருப்பவர். இப்போ இந்த மாரி இருக்கு. இடத்துல வந்து 2 அண்ணனுங்க, 2 அக்காங்க. அவங்க அவங்க கொஞ்சம் அவங்க அவங்க வேலைய பாத்துக்கிட்டு இருப்பாங்க. சின்னப் பையன் சுட்டிப் பையன் வந்து அப்பப்போ கொஞ்சம் ரொம்ப சுட்டியா இருப்பான். ஆனா அவனுக்கு என்ன ஆச்சுன்னா, நட்பு வட்டாரத்துல ஒரு விதமான ஒரு விதமான ஒரு வார்த்தைகள் உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அது எப்படின்னா அந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள் கிடையாது. ஒரு மாரி கெட்ட வார்த்தைகள், தீய வார்த்தைகள் மாதிரி. அது அப்படியே உள்ள வந்துச்சு. வீட்டுக்குள்ள வந்துச்சு. அ அண்ணனுங்க, அக்காங்க எல்லாம் இருக்காங்க. அமைதியா இருக்கணும். அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. அப்படின்னு சொல்லாம நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் மறுபடியும் உபயோகப்படுத்தி இருக்கான் அந்த வார்த்தைய.
ம். சரி. ம். ம். ஓ. செரிங்க. ம்.
ஒரு நாள் இத கவனிக்கிறாங்க. அப்பா கவனிக்கிறாரு. ஏன்னா, அப்பா வர்றதே வந்து 7:00 மணிக்கு மேல தான் அப்பா கவனிக்கிறார். "இங்க வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஒரு அர விடுறாரு. என்ன வார்த்த சொன்னா திருப்பிச் சொல்லு அப்படின்னாரு. "அ இல்லப்பா. இதுப்பா" மறுபடியும் இன்னொரு அர விடுறாரு இந்த வார்த்த இன்னொரு முறை உன் வாயிலிருந்து வரக் கூடாது. ஏன்னா அவனுக்கு அந்தப் பக்குவம் கிடையாது. அந்த வார்த்தையோட அர்த்தத்தைப் புரிஞ்சுக்கிறது. பக்குவம் கிடையாது.
அப்போ. ஓ சரி. ம்.
ஆ, சொல்லுங்க!
இப்ப வந்து, அந்தக் கண்டிக்கறதுனால வந்து, அவங்களுடைய செயல்கள் வந்து, நம்ம மாத்தலாம் அப்படிங்கற மாரி சொல்ல வர்றீங்களா?
வயசுக்கேத்த மாரி கண்டிப்பு இருக்கணும்! இளைஞர்கள்கிட்ட வந்து நீங்க பேச்சு மூலமா கண்டிக்கலாம். ஆனா, சிறுவர்கள்கிட்ட வந்து எத சொன்னா, அவங்க நிறுத்துவாங்கங்கிற அந்த இது, நமக்குத் தெரியணும். தவறு கெடையாது. ஓ-1, 2 அடிக்கள் கொடுப்பது தவறு கெடையாது. கண்டிப்புங்கிறது, அதுக்கும் ஒரு கோட்பாடு இருக்கணும், நமக்கு! இவ்ளோ தான் வந்து, நம்ம கண்டிக்கணும். சும்மா எப்ப பாத்தாலும் மிலிட்டரி ஆஃபீஸர் மாரி மூஞ்சி வச்சுக்கிறது அது தப்பு.
ம். ஆமாங்க.
நம்ம கொஞ்சம் ஒரு மாரி ரிலாக்ஸ்ட்டா இருக்கலாம். நம்ம அப்பத் தெரிஞ்சு போயிரும், சுட்டிப் பையனுக்கு! நம்ம இப்படி இருந்ததுனால தான், அப்பா நம்மள அப்டி அடிச்சாரு. நம்ம அப்படி இருக்கக் கூடாது. நம்ம ஏன் அப்படி இருந்தோம்? இந்தப் பசங்கலாம் அத சொன்னதுனால, நம்ம அப்படி பண்ணோம். ஓகே! இந்தப் பசங்களோட நம்ம சேரக் கூடாது. <exhales> அப்படிங்கறத அவனுக்குப் புரிய ஆரம்பிக்கும். அதுவே ஒரு பெரிய அறிவுங்க அவனுக்கு.
ஆமா. அந்த வயசுல வந்து, அது அந்தப் புரிதல் வந்தாலே அதுக்கு அப்பறமேல அந்தத் தவறு வந்து, அவனைத் திரும்பிச் செய்யறதுக்கான வாய்ப்பே கெடையாது. தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கற அந்தப் புரிதல் மட்டுமே, அவனை வந்து நல்வழிப்படுத்தி நல்வா எடுத்துட்டு போகும், அப்படியுங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. இளைஞர் சமுதாயத்துல எப்படிலாம் அவங்கள ஈடுபடுத்தலாம், என்ன என்னலாம் நடக்குது, அவங்களுக்கு எப்படி ஒரு சின்னவங்கள இருந்து நடுத்தர வயது உள்ளவர்கள் எல்லாம் முடிய அவங்களை எப்படி வந்து நம்ம தூண்டில் போட்டு வெளில எடுத்துட்டு வரலாம் அப்படிங்கற எல்லாம் ரொம்ப அழகா எடுத்துச் சொன்னீங்க. அதுவும் இல்லாம பார்த்தீங்க, அப்படின்னா ஒவ்வொரு செயலுக்கும் வந்து நமக்கு வந்து இதுக்கான தண்டனையா இருக்கட்டும், மதிப்பா இருக்கட்டும் அது எல்லாமே நமக்குக் கிடைக்குது. அந்த மாதிரி ஒவ்வொன்னுத்தையும் அழகா சொன்னீங்க. உங்ககிட்ட பேசியதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பா. நன்றிங்க.